2 நாள் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, அந்த எடத்துல? ஏன்னா நீங்க அப்பா கிட்ட வந்து நா இன்னும் 2 நாள்ல வந்துருவேன்ட்டு போனீங்க. அப்போ அந்த 2 நாள்
ஆமா. நா என்னோட அத்தையல்லாம் கூடக் கூட்டிட்டு தான் போனேன். <laughs> ஆம் அ ஒரு சில குடும்பத்துல அந்தப் பழக்கம் இருக்கும். யாராவது கூட அழைச்சிட்டு போலாம்னல்லாம் இருக்கும். அ நா கூப்ட்டங்காட்டியோ என்னவோ அவுங்க வரதுக்கு மறுக்கவே இல்ல. நா வந்து சொல்ட்டேன் கெளம்பும்போது தான் சொன்னேன், "அத்தை நீ வந்துரு என் கூட" அப்படீன்னு சொல்லீட்டேன். "என்னடா?" அப்படீன்னா, அவுங்களுக்கு அத மறுக்க முடியல. "சரி நா வரேன்." அப்படீன்னு சொல்லிட்டு, ஒ 2 அத்தைங்க என் கூட வந்தாங்க. ஒருத்தர் என்னோட சொந்த அத்தை. இன்னொருத்தைங்க வந்து அ வீட்டு பக்கத்துல. பழக்கத்துனால நா வந்து அத்தை அத்தைன்னு கூப்பிட்டு, அவங்களும் வய் வயசான ஒரு பாட்டி மாரி தான் இருப்பாங்க. அவுங்க வந்திருந்தாங்க. அங்க போயும் வந்து எனக்கு என்ன பொறுப்புன்னா, "ஐயோ! நம்ம கூட்டிட்டு வந்தவங்கள பாத்துக்கணும்". எனக்கும் அது எல்லாமே புதுசு தான். ஆனா என் கணவர் வந்து நல்லா பாத்துக்கிட்டாரு. புது இடமா இருந்தா கூட அ என்ன வந்து, "இங்க பேசு. இங்க பேசாத." நா எவ்வளோ பேசணும்? எல்லாமே அவரு சொல்லிக் குடுத்தாரு. ஏன்னா அது கிராமம் இல்லீங்களா? என்னோட எதார்த்தம் எந்த அளவுக்குன்னு அவருக்குத் தெரியும். நீ பாட்டுக்கு எதார்த்தமா எதாவது பேசுவ. பட் அவுங்க அதுலருந்து எதாவது ஒண்ணு கண்டுபுடிச்சுடுவாங்கன்னு சொல்லீட்டு, எனக்கு அவரு வந்து தான் அவரு தான் வந்து அவங்க குடும்பத்துல வந்து, "யார் யார், எப்படி எப்படி, என்ன பேசணும்." எல்லாமே சொல்லிக் குடுத்தாருங்க.
அப்படியா? சரிங்க, சரிங்க. ஆ. ஆம். ஆமா, ஆமா, ஆமாங்க. சரிங்க. ஓ! சரிங்க. ஓ! சரிங்க, சரிங்க. கண்டிப்பா. கண்டிப் கண்டிப்பா. புரியுது, புரியுது. கண்டிப் அதாவது அ உங்களுக்கு ஒரு பதட்ட நிலை இருக்கா என்னன்னு எனக்குத் தெரியல. ஆனா அந்த நிலையில அவங்க வந்து உங்களுக்கு ஒரு ஒரு டிப்ஸு மாரி குடுத்துட்டு போனாங்க பாருங்க. அது உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும்ன்னு தான் நா நெனைச்சு நெனைக்கிறேன். <chuckles> கண்டிப்பா.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. எனக்குப் பதட்டமல்லாம் இருந்தது தான். பதட்டம் இருந்தது தான். ஆனா ஆமா.
ம். ஏன்னா ம். ஏன்னா எல்லாருக்குமே ஒரு பதட்டம் இருக்கும். ஒரு புதிய இடத்துக்கு நம்ப போறோம்ன்னும்போது ஒரு பதட்டம் இருக்கதான் செய்யும். ஆனா ம் என்ன சொல்றது? நீங்க ரொம்ப அழகா சொன்னீங்க. நா போ எனக்கே ஒரு புது இடம். அவுங்க 2 பேரும் வந்திருக்கும்போது, அவங்களையும் சேர்த்து நா பாத்துக்கணும்ன்னு நெனைக்கிறேன். நெனைக்கும்போது கொஞ்சம் இதா தான் இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா, அது ரொம்பவே கரெக்டா தான் இருக்கும்.
கண்டிப்பா, கண்டிப்பா.
இந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணீங்க அப்போ? நீங்க அவுங்க 2 பேரையும் கூட்டிட்டு போயிட்டீங்க. அப்போ உங்களுக்குப் பழகிடுச்சா அந்த இடமும்?

கண்டிப்பா.
ஆனா, அது எந்த அளவுக்கு இருந்தது அப்டிங்கிறது வந்து நான் திருமணமாய் நான் அந்த வண்டி கெளம்பும்போது என்னோட தாத்தா வந்து என்ன பாக்க முடியாம அழுகுறாரு. ஆ எனக்கு மனசுல வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் அழுகவே இல்ல. <laughs> நான் வந்து கடைசி வரைக்கும் அழுகவே இல்ல. நான் வந்து
கண்டிப்பா. ஆ. அதது அந்த தருணத்தில உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க அழுகலன்னு சொல்றீங்க? ஆ நம்மளுக்காக நம்ம குடும்பத்தில இப்படியே இருக்காங்கன்னு.
ஆக்ச்சுவலாங்க அதாவது என்னைய வந்து கீழ எறக்கி விட்டுருந்தாங்கன்னா கூட அந்த கெளம்புற நேரத்துக்கு எல்லாரட்டையும் ஆசீர்வாதம் வாங்குமான்னு சொல்லி பண்ணிட்டு, அவுங்க அழுகும்போது நான் அவங்க பக்கத்தல அவங்க கைய பிடிச்சு நின்றுருந்தேன்னா, எனக்கு அழுக வந்திருக்குமே என்னவோ. <clicks tongue> ஆனா, எனக்கு தான் நேரம் இல்ல. நல்ல நேரம் போயிருமேன்னு சொல்லி ஊருக்கு முன்னாடி வண்டிக்குள்ள ஏத்தி அடச்சு உட்கார வச்சுட்டாங்கங்க. ஆமா. ஆமா. 2 பேரும் 2 பக்கம் உட்காந்துட்டுருக்காங்க. 1 பக்கம் என்னோட நாத்தனாரு, 1 பக்கம் என்னோட கணவரு. என்ன நடுவுல உட்கார வச்சுட்டாங்கங்க. எங்க வீட்டு ஆளுங்க கிட்ட பேசக்கூட முடில. நான் அந்த நேரத்தல இவங்கள பத்தியெல்லாம் யோசிச்சேன் என் மண்டக்குள்ளார நெறைய டென்ஷன் ஆகுது. திருமணமான அன்னைக்கே இவ்வளோ டென்ஷனா அப்படின்ட்டு, நான் அப்புறம் எங்க வீட்டு ஆளுங்களல்லாம் பார்த்தா அப்படி அழுகுறாங்க. என்னோட மாமா வந்து அழுதெல்லாம் நான் பார்த்ததே இல்லங்க. அ தாத்தா, மாமா எல்லாரும் அழுகுறாங்க. அப்புறம் என்னோட தந்தையும் அழுதாரு. அவர் அழுவாருன்னு எனக்கு தெரியும். ஆனா அவர் ரொம்ப எமோஷனலி வீக் தான். அவரு அழுகுறாரு. நான் வந்து அவர்கிட்ட சொல்றன்ப்பா ஏப்பா அழுகுறீங்க? 2 நாள் தானப்பா? ஏன்னா <laughs> என்னோட தாட் அப்டிதான் "2 நாள் தானப்பா. நான் திருப்பி இங்க தானே வரப்போறேன். நம்ம இங்க தானே இருப்போம். எதுக்கு அழகுறீங்க? நான் வந்துருவேன்ப்பா" அப்படிங்கிற. அவருக்கு புரியுது நான். அவரு என்ன அழுகு நம் என்ன இருந்தாலும் நம்ம பொண்ணு நம்ம வீட்ல இருக்க வரைக்கும் வேற உரிமை தான. போனதுக்கப்புறம் வேற உரிமைன்னு நெனைச்சே அழுகுறாரு.
வந்திருப்போம். கண்டிப்பா, கண்டிப்பா. <chuckles> கண்டிப்பாங்க. நல்ல நேரத்துல நீங்க எறங்கக்கூடாது. <laughs> அச்சோ! ம். ம். <chuckles> <giggles> ம். ஓ! சரிங்க, சரி. சரிங்க. <laughs> ம். ம். ம். கண்டிப்பா, கண்டிப்பா. இல்லங்க. என்னதான் இருந்தாலுமே, அ நம்ப வந்து அ கல் திருமணத்துக்கு முன்னாடி கூட சும்மா வெளிய கூட ஒரு கொஞ்ச நேரம் போயிட்டு வரலாம் அது வேற விஷயம். ஆனா இது திருமணம் முடிஞ்சு
ம். அப்றம். ஆமா.